ஓஹோ! இப்ப தான் YouTubeலாம் நறைய இருக்கது. இதிலேயே நீங்க அந்த படத்த பார்த்துக்கலாம் இல்லையா?
அந்த <chuckles> வயசு தாண்டிருச்சு இப்போ. இப்போ வந்து, எல்லா OTT பிளாட்ஃபார்மக்கும் காச கட்டி வச்சிருக்கேன், திரைப்படக்கலாம் பார்க்கணும்னு தே தியேட்டருக்குலாம் போறதெல்லாம் இப்ப கடையவே கடையாது. வீட்லயே உட்கார்ந்தோமா உட்காந்து பார்த்துருவோம் எல்லா படத்தையும். ஆ இதில அ எனக்கு ரொம்பவும் பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அது அ இது இருக்கு பாருங்க. இந்த வெப் சீரிஸ்லாம் வரும் பாருங்க. பார்க்கணும்னு உட்கார்ந்துட்டேனா இரவு, பகல் பார்க்காம என்னையே அறியாம நானா தூங்குனா தான் உண்டு.
ம். ஆமாங்க. ம். அதில என்னதாங்க இருக்கு அந்த வெப் சீரிஸ்ல. என் பொண்ணு கூட அந்த Heart Beatன்ற எப் வெப் சீரிஸ்ஸ பார்த்துட்டு, அது ஒரு அது ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு வச்சுருந்தா அத முடிய போற டைம்ல. எனக்கு அது புரியவே இல்ல. நான் உடனே, என்னம்மா இது அப்டின்னே? "அம்மா உனக்கு தெரியாதாமா வேர்ல்ட் பேமஸ் சீரியஸ் அம்மா இது. முடிய போதும்மா" அப்டின்னு. அப்டின்றா.
அ. ஆஹா. சரி, சரி. அ. அய்யயோ! <chuckles> ஏங்க நானும் அத முதல்ல பார்த்தேங்க. ஒரு 15 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் சொல்றது. அந்த 15 எபிசோடுக்கு மேல டைரக்டர் மாத்திட்டாங்களாம். வச்சு அறு, அறுன்னு அறுத்தாங்க பாருங்க. அய்யயோ! இந்த சீரியல்க்கும், சீரியஸ்க்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுச்சுங்க. நான் நறைய வெளிநாட்டு சீரிஸ்லாம் பாத்துருக்கேன். எப்பா சாமி! <chuckles> ரீல் அருந்து போச்சுடா எப்பா! எடத்த காலி பண்ணுங்கடான்ற அளவுக்கு நிறுத்திட்டு நான் எனக்கு எப்பவும் போல வெளிநாட்டு சீரிஸ்க்கே போய்டேன் நானு.
ம். ம்ஹ்ம். ஓ! அடடடடா! அ. <laughs> ஓ! ஆனா அத அவ கேட்குறா, "உனக்கு தெரியாதாமா Heart Beat சீரிஸ் உடையது இது முடிய போதுமா. எல்லாரும் வச்சுருக்காங்கமா, என்னம்மா நீ இப்டி சொல்ற" அப்டின்னா. நான் சரியான கோவம். மரியாதையா முதல்ல <chuckles> அத ரிமூவ் பண்ணு அப்டின்டேன் நானு. யாரோ எடுக்குறாங்க, யாருக்கோ முடியப்போது. நீ எதுக்குடி அதுக்கு மெசேஜ் வச்சுருக்க அப்டின்னு.
ஏனா, அது என்ன? ம்ஹ்ம். அமா. ஆஹ. <laughs> அ. சரி.